அதனால வந்து என்ன பண்ணியாச்சு? அப்டின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இல்ல நீங்க வீட்டுக்கு வாங்க. பாப்பாவ அழைச்சுட்டு 1 நாள் வாங்க. அப்டின்னு சொல்லி சொன்னாங்க. ஒ நானும் சரின்னு சொல்லிட்டு முடிச்சிட்டேன் ஆனா, நான் போகல. ஏனா, நம்ம கூப்பிட்ட உடனே போனாலும் ஒரு மாரி சங்கட்டமா இருக்கும். நமக்கு ஒரு மாதிரியா இருக்கும் இல்லயா? அந்த மாரியான ஒரு சூழ்நிலயில வாழ்ந்த நம்ப தான். அதனால இதனால் முடிய நான் என்ன பண்ணிகிட்டே இருந்தேன்னா அந்த பள்ளியோட மாலை நேரங்கள்ல மட்டும் தான் பேசிட்டு இருக்கது. அதுக்கப்புறமேல திடீர்னு பார்த்தீங்கன்னா, ஃபோன் நம்பர் குடுங்க பேசிக்கலாம் அப்டிங்கிற மாரி
ஆஹா. சரி. ஆமாம். ம்ஹம். அதாது பிள்ளைகள் வரும்போது அந்த பிள்ளைகளை அழைத்து செல்வதற்கு காத்திருக்கிற நேரத்தில மாத்திரம் உங்க நட்பு வளருது. அதுதான். ஆ
ஆமா, இப்ப வந்து ஃபோன் நம்பர் குடுங்க பேசிக்கலாம் அப்டின்னு சொல்லி சொன்னாங்க. சேரின்ட்டு பேசிட்டுருந்தோம். அதுக்கப்புறமேல ரொம்ப 1 நாள் கட்டாயப்படுத்தி வந்து ''எங்க வீட்டுக்கு நீங்க வந்தே தான் ஆகணும்'' அப்டிங்கிற மாரி கூப்ட்டாங்க. சரின்னு சொல்ட்டு நம்ம வெறுக்கையோட போகக்கூடாது இல்லையா? முதல் முறையா நம்ம போகுறோம். என்னதான் நட்பா இருந்தாலும். கல்வி சார்ந்த நட்பா இருந்தாலும் என்ன பண்ணக்கூடாது? நம்ம வெறுக்கையால போகக்கூடாது. அப்டின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டேன்னா அந்த பழங்கள்லாம் வாங்கிட்டு போய் குடுத்தேன்.
ம்ஹம். ம்ஹம். சரி. ஆமா. ம். ஆஹா. ஆ. சரி.
நான் எப்போதுமே எல்லார் வீட்டுக்குமே போகும்போது இந்த நொருக்கு தீனிலாம் வாங்கிட்டு போகுற பழக்கமே எனக்கு கிடையவே கிடையாது. பழங்கள் பழங்கள் மட்டும்தான் வாங்கிட்டு போவேன். அதுவும் வந்து நல்ல ஊட்டச்சத்து ஆமா ஊட்டச்சத்து மிக்க பழங்கள் தான் நல்லா ஒரு வாங்கிட்டு போவேன் அப்டின்னு வச்சுக்கோங்களேன். அவங்க குடுத்தோனே அவங்களுக்கு ஒரே சந்தோஷம். ''ஏ பழங்கள் வாங்கிகிட்டு வந்துக்கிங்க. எல்லாரும் வந்து அந்த இனிப்பு இந்த நொறுக்கு தீனி தான் வாங்கிட்டு வருவாங்க. நீங்க ரொம்ப பழங்கள் வாங்கி வந்துருக்கீங்களே உங்கள வந்து எனக்கு ரொம்ப புடிச்சிருக்கு. உங்களுடைய குணாபஸ்தியமே வந்து பார்த்தீங்க அப்டின்னா ரொம்ப அழகா நல்லாருக்கு. அது பிள்ளைங்க இருக்கிற வீட்ல இந்த பழங்கள அ சாப்பிடுதோ இல்லயோ அதான் அத பார்த்து பார்த்துட்டு போகும்போது சரி சாப்பிட்டா என்ன? அப்டிங்கிற மாரி ஒரு உள்ளுணர்வு நமக்கு அதுங்கள் சொல்லும்.''
ஓ! நல்ல சிறப்பு, நல்ல விஷயம். ம். இயற்கை விரும்பி. நீங்க. ம். சரி சரி. ம். ம். ம். ம். வித்தியாசமா. ம். சிறப்பு. அ. ஒரு தோணும். ஆ. அதாது ஒரு வெறுமனே ஒரு உபசரிப்பு இல்லாம ஒரு நலம் விரும்பியா நீங்கள் காணப்படுவது அவங்களுடைய கண்களிலே பட்டது. சும்மா சாதாரணமா ஒரு பார்மாலிட்டிக்காக ஒரு ஸ்வீட்டையோ, ஒரு காரத்தையோ வாங்கி கொண்டு வந்து குடுக்காம, அவங்களுக்கு கொண்டு போய் குடுக்குற காரியத்துல ஒரு நல்ல விஷயம் இருக்கணும், ஆரோக்கியம் இருக்கணும், பிரயோஜனம் இருக்கணும்னு நீங்க சிந்திச்சத அவங்க பாத்திருக்காங்க. அவங்க உணர்ந்திருக்கிறாங்க.
ஆமா.

ஏன் அப்டி அமைச்சுப்பேன் அப்டின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, எனக்கு என்னமோ அ ''உறவினர்கள விட எனக்கு வந்து நண்பர்கள் தான் வந்து சிறந்தவங்க'' அப்டிங்கிற மாதிரி ஒரு மனப்பாங்கு வந்து சிறு வயதுலயே ஏற்பட்டுச்சு.
அது ஏன்? அப்படி வாழ்க்கை அனுபவம் ஊடாக கடந்து போயிருக்கீங்களா? நண்பர்கள் உங்களுக்கு பிரயோஜனமாக இருந்து, உறவுக்காரர்களிடத்தில கசப்புகளை சம்பாதித்திருக்குறீகளா? அப்டி ஏதாவது அனுபவம் இருக்கா? அதனால தான் அது. ஆ.
ஆமாங்க. அதேதான் அதேதான் அதான் வந்து நேர்ல நேரடியா வந்து உறவினர்களால நான் பாதிப்புக்கு உள்ளாகல. எங்க அப்பா அம்மாலாம் உள்ளானாங்க. அது சின்ன வயசுலருந்தே பாத்து பாத்து வளந்ததுனாலயோ, என்னமோ, பெருசா வந்து இந்த உறவினர்களோட ஆ அ உணர்வு வந்து எனக்கு வந்து, பெருசா எதிர்பாக்கத் தெரியாது. ஆனா, அந்த நட்பு நட்புக்காக வந்து பாத்தீங்க அப்டின்னு சொல்லி பார்த்தீங்க அப்டின்னா, ஓடுவேன் ஓடியாருவேன். எங்க அம்மா திட்டுவாங்க ''ஏய் ஏன்டி இப்படி பண்ணுற?'' அவுங்க என்ன கேட்டாலும் செரி. கட கட கட கடன்னு எந்திரிப்பேன். அ நம்மளுக்கு உடம்பே முடியல, என்னாலும் நீ கொஞ்சம் வந்தா நல்லாருக்கும் அப்டின்னு சொன்னாலும் சரி, சிறு வயதுலேருந்து என்ன தெரியுமா பண்ணுவேன்? "ஆ சரி சரி, இரு இரு நான் வந்திட்றேன் ஒரு 10 நிமிஷம் மட்டும் டைம் குடு'' அப்டின்னு சொல்லிட்டு எந்திரிச்சு கட கட கடன்னு கிளம்புவேன், அவுங்க கூட போயிடுவேன்.
ம். சரி. ஒ! ஏதோ. ஆ ஆ ர சரி. மனசே கிடையாது. ம். ம். ம்ஹம். ம். ம்ஹ்ம். ம். சரி.
அவுங்களுக்கு, நாம் பெருசா நம்ப வந்து காசு பணம்லாம் கொடுத்து உதவணுன்னு அவசியம் கிடையாதுங்க, நட்பு வட்டாரத்தில. நம்ப போயி நின்னா போதும். அவுங்களுக்கு நம்பளால அதாச்சும், நம்பளால முடிஞ்ச உதவிய உடல் மூலியமா செஞ்சா போதும். அப்டிங்கிற மாதி இருந்தா போதும்.
அது உண்மதான். ஆமா ஆமா ஆமா. ஒரு ஒரு அ அ மனோ மனோபலத்தை கொடுக்கிறோம். பொருளாதாரத்திலையோ, மத்த எந்த விதத்திலேயோ தர்றோமோ இல்லையோ, "நாங்க வந்த உடனே வந்து நின்னுட்டா! பாருடா என் பிரெண்ட்டு மொதல்ல வந்து நின்னுட்டான்" அந்த அந்த ஒரு உரிமை அ அது அதுவே அவுங்களுக்கு பலன் குடுக்கும் அப்டீன்றீங்களா?
ஆமா. ஆமாங்க. ரொம்ப சரியா சொன்னீங்க. அந்த மாதி தான் வந்து, என்ன பண்ணீட்டோம்னா, என்னோட நட்பு வட்டாரத்த சின்ன வயசுலேருந்தே உருவாக்க ஆரம்பிச்சுட்டேன். இப்ப ஒரு சப்
ம்ஹ்ம். அது அது எப்படி நீங்க அணுகுவீங்க? அத ஒரு ஒரு ப்ப பரு 1 புது எடத்துக்கு போறீங்க. நீங்க சொன்னீங்கல்ல, எங்க போனாலும், முதலுடைய முதலாவது என்னுடைய அணுகுமுறை என் நண்பர்களை உருவாக்குவது. அதுதான் எனக்கு பிரயோஜனமா இருந்திருக்கு இருக்குன்னு சொல்ல வந்தீங்க. இப்போ இது உங்களுடைய முதல் அணுகுமுறை. இப்போ திடீர்னு ஒரு ஸ்ட்ரேஞ்சர பாக்குறீங்க. ஒரு ஒரு ஒரு இது வரைக்கும் நம்ம பாக்காத ஒரு பக்கத்து அண்டை வீட்டுக்காரங்க, ஒரு அம்மாவை பாக்குறீங்க. இப்போ அவுங்களகிட்ட எப்டி நீங்க அணுகி, அவுங்களுடைய நட்பை நீங்க சம்பாதிச்சுப்பீங்க?
ஆ அந்த

குணம் வருது அணே வந்து பழகி பார் பழகிட்டாங்க அப்டின்னு சொல்லி பார்த்தீங்க அப்டின்னா, உயிரே குடுப்பாங்க அந்த மாதிரியான ஒரு
அ ரொம்ப பழகின பிறகு தான், ரொம்ப தெரிஞ்ச பிறகு தான் அந்த பிணைப்பு அ வலுவாகும்.
ஆமா. அந்த மாதிரியான ஒரு கேரக்டர் சொல்ட்டு 2 கணவர்மார்களோட குணமும் ஒத்து போகுது. எங்களுக்கா ஒரே அதிசயம் என்னடா ஒரே மாதிரியான
ம்ஹ்ம். நூற்றுல ஒற்றுமையாக இருந்துக்குட்டே இருக்குதேன்னு. <laughs> ம்.
இருக்கே அப்டின்னு சொல்லிட்டு ஏதோ பூர்வ ஜென்மத்தில வந்து ஒண்ணா பொறந்துட்டோமோ அப்டிங்கிற மாதிரிலாம் எங்களுக்குள்ள ஒரு நினைப்பு ஆரம்பிச்சுச்சு. இப்டியே ஒரு இப்டி ஒரு நட்பு வந்து வளர ஆரம்பிச்சுச்சு அப்ப பார்த்தீங்கன்னா, ஒரு சூழ்நிலையில பார்த்திங் இவங்க இத்தனைக்கும் நான் பெருசா அவங்களுக்கு காசு எந்த காசும் செலவு பண்ல. அவங்களும் எனக்கு எந்த காசும் செலவு பண்ல. நான் எந்த செலவும் பண்ணல நட்பு நீதியா தான் எல்லாத்தையும் பண்றோம். ஒரு நாள் நைட் வந்து பார்த்தீங்க அப்டின்னா, என் கொழந்தைக்கு ரொம்ப உடம்பு சரியில்ல. 102°க்கு மேல காச்சல் வந்துருச்சு என்ன மருந்து குடுத்தாலும் வந்து சரிப்பட்டு வரல, மணி பாத்தீங்க அப்டின்னா மணி 12.
சகோதரியா பொறந்திருப்போமோ? <laughs> அ உணர்வுகள் என்ன? ஆ. ம், ம். அது இது ஒரு விஷயம் கேட்க நெனைச்சேன். ஆமா. அ. மஹ்ம். ம். காய்ச்சல் சரி. சரி.
நான் இங்க இருக்கிற இடத்துலேருந்து எந்த ஒரு ஆட்டோ கிடையாது, கார் வசதி கிடையாது. எங்கள்ட்ட இருக்கிறது என்னமோ ஆ இருசக்கர வாகனங்கள் தான். அதில வந்து கொழந்தையை தூக்கிட்டு போறதுக்குள்ள அந்த இங்கே வந்து ரொம்ப குளுர் அதிகமா இருந்துச்சு. குளுர் அதிகமா இருந்துச்சு அப்டி இருக்கும்போது, அங்க வந்து என்ன பண்ணிட்டோம் தூக்கிட்டு போனோம் குழந்தைக்கு என்ன வேணாலும் ஆகலா ஏதாச்சும் ஃபிக்ஸ் அந்த மாரி ஏதாச்சும் வரதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகமா இருந்துச்சு. என்ன பண்றதுன்னே தெரியல, அப்போ வந்து சாயங்காலம் நேரத்தில அப்போ பேசிட்டுருந்தோம் அவங்கள்ட்ட. நான் சும்மா பேசிட்டு இருந்தேன் அப்போ பேசிட்டு வரும்போது, குழந்தை வந்து வரும்போது பள்ளியிலருந்து வரும்போதே காய்ச்சலோட தான் வந்தா. அப்ப வந்து அவங்க எதார்த்தமா ஃபோன் பண்ணாங்க அவங்க வந்து எப்போதுமே, அவங்க வந்து என்ன இரவு நேரம் வேலை பாக்குறவங்க. அதனால நைட் டைத்துல கால் பண்ணுவாங்க. எனக்கு எப்பயாச்சும் ரொம்ப எமர்ஜென்சி ஏதாச்சும் கேட்டுக்கணும்னா என்கிட்ட நைட் டைத்துல கால் பண்ணுவாங்க. அப்டி கால் பண்ணும்போது எனக்கு உடம்பு சொல்ல குழந்தைக்கு உடம்பு சரில்லன்னு சொன்னீங்கள, எப்டி இருக்குன்னு சொல்லி சொன்னாங்க. நான் கேட்டேன் கேட்டாங்க அவங்க நான் உடனே சொன்னேன், ஒரு மாரி கண்ணு கலங்கிட்டு அழுதுக்கிட்டு "இல்ல கொழந்தைக்கு ரொம்ப- 102°க்கு மேல காய்ச்சல் ஆயிடுச்சு. எப்டி இங்கேன்னு ஹாஸ்பிட்டல் போறதுன்னு தெரியல, மருந்தெல்லாம் குடுத்து பாத்துட்டேன். எனக்கு வந்து என்ன பண்ணுறதுன்னே எனக்கு ஒண்ணுமே புரியல அப்டினா ஏனா, இந்த பகுதி வந்து, இப்ப தான் வந்து வளர்ச்சி அடைஞ்சுகிட்டு இருக்கு அதனால பெருசா அக்கம் பக்கம் வீடெல்லா கிடையாது. ஒரு நான் ஒரு வீடு அது கொஞ்சம் தூரம் தாண்டி தான் அவங்க வீடு. ஏதாச்சும் ஒரு
இந்தா, ம். அந்த நிலைமை அப்டி இல்ல. அ. சரி. அ. ஆயிடும். ம்ஹ்ம். சரி. ம். ம். அ, புரியிது. புரிகிறது. ம். ம். ம். ம், ம். ஒ. ம்ஹ்ம். சரி. ம். ம். புரியுது. ஆமா. ஆ, அவங்களுடைய முன்னெடுப்பு என்னவாக இருந்தது உடனே?